அ, ஆனா வந்து சுவை அதனால மாறாதா? முன்னாடியே எல்லாத்தையும் பண்ணா?
மாறாது, நாம என்ன அந்த முதல் நாள், 2 நாளைக்கு முன்னாடி பண்ணலைல்ல, முதல் நாள் இரவு வந்து வெங்காயம் உரிக்கிறோம்.
ம். ம்.
1 6 மணி 7 மணிக்கு மேல வெங்காயத்த உரிச்சு நறுக்கி வைக்க தேவையில்ல வெங்காயத்த, உரிச்சு மட்டும் வச்சுட்டா போதும்.
ம். ஆ, சரி, சரி.
அது இ இதில தான் வைக்கணும். குளிர்சாதனப் பெட்டியில தான் வைக்கணும்னுதான் அவசியம் இல்ல. வெங்காயம்லாம் 1 நாள் தான, உரிச்சு வச்சுட்டா காலையில எந்திரிச்சு செய்யலாம். காய்கறிலாம்னா நறுக்கி 1 டப்பால போட்டு நம்ம குளிர்சாதனப் பெட்டியில வச்சுட்டோம்னா, காலையில எழுந்திரிச்சோனா வெங்காயத்த நறுக்கி அப்படியே அடுப்புல ஏத்தி இறக்கிறலாம்.
ம். ம். ஆ. ம். ஆ, இப்போ 20 30 பேர்னா வந்து சாதம் வந்து நிறைய இருக்கும். சாதாரணமா கம்மியானதுனா குக்கர் -ல நம்ம வீட்டு அளவுக்கு வச்சுக்குவோம், இல்லனா சின்ன பானைய வச்சு அத கவுத்து விடுறதெல்லாம் நமக்கு தெரியும். பெரிய பாத்திரங்கள்லாம் இதுக்காக தேவைப்படும். இந்த சாதத்தை எல்லாம் கவுக்கும் போது உங்களுக்கு கை கால்ல சூடு தாங்காது, அந்த மாதிரியெல்லாம் ஏதாவது அனுபவம் இருக்கா?
ஆமா. ஆமா. அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் ஏன்னா நான் அந்த மாதிரி வைக்கிறது இல்ல. நான் பெரும்பாலும் குக்கர்ல தான் வைக்கிறேன்.
ஆ. ஆ, ஆ.
ஒரே சாதமா வச்சோம்னா உங்களுக்கு வந்து நிறைய 1 2 படி அந்த மாதிரிலாம் செய்யவேண்டியதா தேவைப்படும். நான் அதனாலயே நான் என்ன செய்வேன்னா 2 பிரிச்சிருவேன் நான். 1 கலவை சாதம் மாதிரி போட்டு, 1 சாதாரணமா வெள்ளை சாதம் அந்த மாதிரி போட்டோம்னா நம்ம வீட்ல இருக்கிற அந்த சாதாரண குக்கர்லேயே வந்து அத வச்சு எடுத்துரலாம்.
ம். ஆ, அத ஆ, ஆ. ம். ம். ஆ, அதான், ஏன்னா சில பேர் வந்து இந்த சாதத்த கொதிக்க வச்சு அப்புறம் அது 1 கூடை இதுக்குன்னு விக்கும் அதுல கொண்டுபோய் கொட்டுவாங்க, இந்த தண்ணி இறங்குறதுக்கு.
ஆ. ம். ஆமா ஆமா, அது பெரிய வேலை எனக்கு அதெல்லாம் தெரியாது. நானு இந்த மாதிரி வந்து 1 குஸ்கா போட்டு, 1 சாதம் வச்சு, அதுன்னா 1 1 அரை படி முக்கால் படி அந்த மாதிரி 1 போதும் குக்கர்லேயே வச்சிரலாம். எங்க அம்மாலாம் ஆனா 1 படி வரைக்கும் 1 சின்ன வட்ட வச்சு சமப்பாங்க. அவ்ளோலாம் முயற்சி பண்ணது இல்ல நான்.
ஓ! <chuckles> அ. ஆ. நீங்க இப்போ. ஆ, ஆ. சரி சரி. இப்போ நீங்க செய்றது எ எல்லாமே வந்து இந்த கேஸ் ஸ்டவ்லயே பண்ணிருவீங்களா, இல்லனா வெளில அடுப்பு போட்டு
அ. ஆமா ஆமா, பெரும்பாலும் கே அடுப்புல எல்லாம் எனக்கு செய்யத் தெரியாது. நானு வெறும் ஆ, கேஸ் அடுப்புல தான் 3 பர்னர் வச்சுருக்கேன், அதனால மாத்தி மாத்தி வச்சு எடுத்துருவேன்.
ம். ஓ! உங்க வீட்டளவுக்கு நீங்க அதுலயே செஞ்சிருவீங்க.
10 15 பேருக்கு அதுல போதும் செஞ்சிரலாம் தாராளமா.
ஆ சரி, சரி, சரி.
ஆ, இப்ப காலை உணவுலயே நாங்க இன்னொரு வித்தியாசமான உணவு சொல்றேன் உங்களுக்கு. வந்து உ வடக்குல தான் செய்வாங்க போல, எங்க அத்த செய்றத பாத்துட்டு நானும் செய்ய ஆரம்பிச்சேன். இந்த மைதா மாவ வந்து இரவுலயே வந்து பாலு கொஞ்சம் தயிரு கொஞ்சம் சோடா மாவு உப்புலாம் போட்டு பிரட்டி வச்சுரணும். அது காலையில கொஞ்சம் உப்பி வரும்.
ஆ, சொல்லுங்க. ம். ம். ம். ம். ம். ம்.

ஆ அத வந்து எண்ணெய்ல போட்டு எடுப்போம், பூரி மாரியே. அது வந்து பட்டூரான்னு சொல்றாங்க.
ம். ஓ! ராத்திரியே ஊற வச்சரணுமா இத?
மைதாவ ராத்திரியே ஊற வச்சுட்டோன்னா, அது காலையில எந்திரிச்சி நிக்கும், அப்படியியே உப்பி நிக்கும். இப்ப கேக்கெல்லாம் ரெடி பண்றாங்கல்ல! அந்த மாரி. அத வந்து பூரி மாரியே கையில தான் எண்ண தட்டி போடணும் அது வந்து ப ப அ இதில நீங்க கேள்விப்பட்டுரு சென்னா பட்டூரா அப்டீம்பாங்க.
ம், ம். ம். ஆமாமா. நான் ஆனா, உப்பியே நிக்கும், அது அமுங்கவே அமுங்காதா? கொஞ்சம் நேரத்துக்கு!
க கையில திரும்ப பெசஞ்சா அமுங்கிரும். நம்ம திரும்ப எண்ணெய தொட்டு தான் தேய்க்கணும், கையில எண்ணெய தொட்டு தான் கையிலேயே தட்டி, தட்டி அதிரசம் போடுறாங்கல்ல! அந்த மாரி
ம். ம்.
எண்ணெயில போட்டு எடுப்போம், அது நல்லாருக்கும். அதுவும் வ்வப் ஒரு வித்தியாசமா இருக்கும், எப்பயும் சாப்பிடுறத விட. அதுக்கு சுண்டல் வெள்ள சுண்டல வச்சு, ஒரு கொழம்பு மாரி பண்ணோம்ன்னா, அது எல்லாரும் பிரியமா சாப்டுவாங்க.
ஆ ச